ஆ நானும் எங்க வீட்ல அடிச்சுருக்கேன். ப ஆனா எங்க வீட்ல விடமாட்டாங்க எங்க அப்பா. காய்ச்சல் வந்துரும் இது வ சில்லுன்னு இருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அ ஆமா.
ம். ஆமாமா. புண்ணாயிரும் கையில. அது பட்டுச்சுன்னா, சுண்ணாம்பு இது சுண்ணாம்பு கையல்லாம் புண்ணாயிடும். போ போ! <chuckles> அப்டிம்பாங்க.
ஆமா. அது ஒட்டறை அடிக்கும்போதே வெளிய தொர்த்தி வுட்டுருவாங்க. வெளிய தொர்த்தி விட்டுட்டு கதவ <chuckles> சாத்திருவாங்க. ஆ அப்டி பண்ணுவாங்க. இது வந்து போகி அன்னிக்கு எல்லா போகிக்குல்லாம் ஒரு ஒரு 3-4 நாள் முன்னாடியே அதெல்லாம் ஆரம்பிச்சு வீடு கிளீன் பண்ணிருவாங்க. போகி அனைக்கு தான் பண்ணுவோனா சுத்த சுத்தமா முடியாது வீடெல்லாம்.
ஆமா. <chuckles> ஆ. இல்ல. ஒரு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்தே ரெடி ஆயிடுவோம் நம்ம. ஒரு எப்டி சொல்றது மார்கழி 15 அப்புறமே நம்ம வந்து குளூர்லருந்து தப்பிச்ச மாரி யோசிச்சுட்டு, அப்பேலிருந்து ரெடியிடுவாங்க. எல்லாத்தையும் அள்ளி வெள்ல போட்டுட்டு ஆள விட்டு வெ வெள்ளையடிப்பாங்க. இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப்பா. அது சுண்ணாம்பலாம் அடிச்சு முடிச்சுட்டு, <tsk> அதுக்கப்புறம் என்னன்னா, பொங்கல் முடிஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் எங்க போனாலும் நம்ம கையில, ட்ரெஸ்ல எல்லா இடத்துலயும் அந்த சுண்ணாம்ப வெள்ள வெள்ளையா ஒட்டிக்கும். அதாவது கொஞ்சம் டார்க் கலர் ட்ரெஸ்லாம் போட்டருந்தா, ட்ரெஸ் ஃபுல்லா வெள்ளையா தெரியும். அது
<laughs> ஆமாமா. நல்லாவே தெரியும். இல்ல யூனிஃபார்ம் வந்து என்னோடதெல்லாம் ப்ளூ கலரு அ அந்த ஸ்கட்டு. அது நல்லா தெரியும் எங்க எங்க ஸ்கூல்லல்லாம் கேடப்பாங்க. உங்க வீட்ல வெள்ள அடிச்சிருக்காங்க நல்லா தெரியுது. கொஞ்சம் பாரு அப்டி.
அஹ்ம். <chuckles> கண்டிப்பா. அது அது என்னா அப்ப 2 கலரா மாறிரும். நம்ம நடக்குற இடத்தெல்லாம் தாண்டி நம்ம கைப்படாத ஒரு இடம் அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நடப்போமோ அந்த இடம்லல்லாம் பழசாயிரும். <chuckles> இ பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒரு 4-5 நாள்லேயே அப்டி ஆயிரும். ஏன்னா எல்லா சுண்ணாம்புமே நம்ம ஒட்டி ஒட்டி எடுத்துருவோம். மேல வந்துரும். அது கூட என்னன்னா, அது கூட கொஞ்சம் ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா? அது ஊத்தி நம்ம அடிச்சா அது ஒட்டாது அப்டின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா சொன்னாருன்ன நாங்க ஒரு தடவ ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அது உண்மையாவே ஆமா. அது அது வேலைக்கு தான் ஆச்சு கரெக்ட்டா அது. அதுக்கப்புறம் இப்ப நாங்க அந்த மாரி பண்றது. அது மேலலாம் ஒட்டுறதுல்ல. அது திரும்ப ஒரு 3-4 மாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்தாச்சு.
ம். <chuckles> ம்ஹம். இல்ல அதுக்கப்புறம்லாம் ஆ. ஆமாமா.